நான் நல்லா படிப்பேன். ஆனா இவ்ளோ நல்லா படிப்பேன்னு எங்க வீட்ல தெரியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா எனக்கு பிடிக்கும். நல்ல மார்க் வாங்கணும் அப்டின்னு சொல்லி. அப்பறம் டோட்டல் வந்து கிட்டத்தட்ட 480 கிட்ட வந்துச்சு. எனக்கு கரெக்ட்டான எனக்கு இந்த சப்ஜெக்ட் மார்க் தெரியல. ஆனா டோட்டல் வந்து 479 என்னால தாங்கவே முடியல. ஸ்கூல் ஃபர்ஸ்ட். ஏன்னா இப்போ மெட்ரிகுலேஷன்ல வந்து அது உங்களுக்கு கம்மியாத் தெரியும். ஏன்னா மெட்ரிகுலேஷன்ல எல்லாரும் வாங்கிருவாங்க. 598, 599 வரைக்கும் போட்டுறாங்க. ஆனா சி-பி-எஸ்-சீல அதுவும் நாங்க வேற ஃபுல் போஷன் எழுதுனோம் ஃபர்ஸ்ட் பேட்ச் அது வரைக்கும் சி-ஜி-பி-ஏன்னு ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. அப்றம் தான் வந்து மார்க் கொண்டு வந்தாங்க. மார்க் நாங்க மொத தடவ எழுதுறோம். அதுவும் தமிழ்ல வந்து எல்லா சாப்டரயும் வந்து படிக்க சொல்லிட்டாங்க. என்னடா இது முன்னாடி பேட்ச்லாம் பாதி பாதியா தான் பிரிச்சு பிடிச்சாங்க. பாதி தான் எழுதுவாங்க. ஆறு இயல், இயல்ன்னு இருக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஓ இயல் 1, இயல் 2ன்னு சொல்லி 12 இயல் இருக்கும். 6 இயல் மட்டும் தான் எழுதுவாங்க. நாங்க வந்து 12 இயலும் வந்து எழுதுனோம். என்னால அவ்ளோ சந்தோஷமா இருந்துச்சு. எங்க அப்பாவுக்கு உடனே நான் எங்க அப்பாவுக்கு தான் வந்து கூப்புட்டு சொன்னேன். அவர் வந்துட்டு "உனக்கு என்ன வேணும் அப்டின்னு?" சொல்லி கேட்டார். "நான் வாங்கி தரேனாரு." "எனக்கு சோன் பப்டி வேணும்." "வாங்கிட்டு வரேன்னாரு". <chuckles> அட புள்ளே!
சரி, சரி. சரி சரி. ம். ஆமாமாமாமா. சரி, சரி. ஓ! சரி, சரி, சரி. ஓகே, ஓகே. சரிங்க, சரி. ஓ! அவ்வளதான் ஒரு சின்ன ஆசை தான் வந்து இருந்துச்சு.
சோன் பப்டி தான உனக்கு வேணும் நான் வாங்கிட்டு வறேன். எங்க அம்மா தான் எங்க அக்கா கேட்டா. ஏதாவது பெரிசா கேட்க மாட்டா இவ. சோன் பப்டி வேணும்னு கேட்குறா அப்டின்னு சொல்லி சொல்லி எங்க வீட்ல இன்னும் சிரிப்பாங்க. ரிசல்ட் வந்துடுச்சு. நல்ல மார்க் வாங்கி இருக்க. ஆசையா என்ன வேணும்னு சொல்லி கேட்டா சோன் பப்டி வேணும்ங்குது இது.
ம். ம்.
அப்டின்னு சொல்லி சொல்வாங்க. ஆனா இன்னும்,
ம்ஹ்ம். ரொம்பவே வந்துட்டு அ சிறப்பா இருக்குது. நீங்க இத்தன வருட காலம் கிட்டத்தட்ட 7, 8 வருட காலம் ஆன துக்கு அப்பறம் கூட நீங்க அத இன்னும் நினைவுல வச்சு, நீங்க சொல்றது வந்து எனக்கு அப்டியே படம் மாதிரி என் கண்ணு முன்னாடி வந்து வந்துட்டு போது. நீங்க சொல்றத அப்டியே என்னால பிக்சரைஸ் பண்ணி பாக்க முடியுது. அது எந்த அளவுக்கு இவ்ளோ இனிமையா இருந்திருக்கு அப்டின்ட்டு அந்த மாரி வேற எதாச்சும் விஷயங்கள் இருக்குங்களா?
ஆமா, தினமும் வந்துட்டு என்னோட பஸ் வந்து நான் தான் சொன்னேன்ல நான் நேரமே பஸ் ஏறிருவேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 6:30க்குலாம் பஸ் ஏறிருவேன். ஆனா என்னோட பள்ளி வந்து 8:30க்கு தான். ஸ்கூல் பஸ் தான்.
ஸ்கூல் பஸ் தான். இல்ல வந்து ஸ்கூல் பஸ் தான் ஓகே, ஓகே ஆ.
இது ஒரு சரியான கிராமம். கிட்டத்தட்ட அதுக்கும் இதுக்கும் ஒரு 15 கிலோமீட்டர் தான். ஆனா நிறையா ஊர்கள்ல வந்து நின்னு நின்னு போகணுங்கிறதுனால, ஒரு 6:30க்கு ஸ்டாப் போனேனா ஒரு 6:45 கெல்லாம் வந்து பஸ் வந்துரும் நான் ஏறி போய்ருவேன். பஸ்ல ஏறினா வந்துட்டு எனக்கு தூங்குற பழக்கம் இருக்கு. ஏன்னா நான் சாயங்காலமும் 7:00 மணிக்கு தான் வரேன். காலையிலேயும் இவ்ளோ சீக்கிரம் போறேங்கறப்போ, எனக்கு சரியா தூக்கமே இருக்காது. அந்த மாரி இருக்கும் பஸ்ல ஏறுனோனே தூங்கிடுவேன். ஒரு நாள் என்னாச்சு, எங்க எங்க ஊர்ல வந்துட்டு அப்போ இந்த வாய்க்கால் ஓடும்.
சரி, சரி. நீங்க அவ்ளோ லேட்டா போயி கூட இது இவ்ளோ நல்லா படிச்சு மார்க் வாங்கியிருக்கீங்க. 7:00 மணிக்கு போனா டயர்டா இருந்து மத்த புள்ளலாம் சாப்ட்டு தூங்கிரும். நீங்க அதுக்கு அப்பறமும் உட்காந்தி உட்காந்து படிச்சிருக்கீங்க.